புரியுது. இந்த பிரியாணி வந்து சாப்பிடும்போது, அப்பப்போ பட்டை, ஏலக்காலாம் வரும்போது, ஒரு சிலருக்கு வந்து புடிக்காது. ஏன்னா, திடீர்னு ஒரு கசப்பு தன்மை வந்து இ சாப்பாட்டுக்கு எடையில குடுக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில, நீங்க இந்த மாரி அரைச்சு போட்டு செய்யும்போது, ரொம்ப சுவையா வரும் இல்லையா? அதில வந்து தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது இல்லையா?
கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப் கண்டிப்பாங்க. இன்னொன்னு, அ அந்த சில வா இப்ப இந்த பாருங்க, 1 பட்டைய எடுத்துக்கோங்க, 1 ஏலக்கா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஸ் ஸ செரிமானம் பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்டி நீங்க அரைச்சி போட நீங்க ஸ் சாதாரணமா அத அப்படியே போட்டு தாளிச்சீங்கன்னா, அத தூக்கி எல்லாரும் வேஸ்ட்டா அது கீழ தான் போடுவாங்க. அத வ நம்பளால சாப்பிடவும் முடியாது, அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, இப்டி போடம்போது, அதோட முழு சத்து, நம்பளுக்கு எல்லாமே அந்த சாப்பாடோடு சேத்தி எறங்கி எறங்கிரும். இன்னொன்னு கண்டிப்பா. இன்னொன்னு புதினா, கொத்தமல்லியுமே அவுங்க கொஞ்சம் ஒரு அடி அடிச்சு, அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா, அவுங்க வந்து ஒரு ஒரு பேஸ்டா அப்டியே வச்சிருப்பாங்க, ஒரு தொக்கு மாரி அப்டியே வச்சிட்டு, அத போட்டு நம்ப அப்டியே சிக்கனோட பெரட்டி, அப்டியே அ அரிசி போட்டு தம் போட்டுறலாம், அவ்வளதான். அது ரொம்ப ரொம்ப ஈசியா இருக்குங்க. ஆனா, சரியான சுவையா இருக்கும். அது மாரி சொல்ல வர்றேன். அதுக்கப்புறம்
ஆ. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. ஆ. சிறப்புங்க. இது வந்து, முதல் முறையா வந்து நீங்க சொல்றதை வந்து நான் வந்து கேக்கிறேன். ஏன்னா, நான் பாத்த வரைக்கும் எல்லாரும் வந்து உதிரி உதிரியா வந்து போடுவாங்க. இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம், அப்புறம் இந்த புதினாவுமே வந்து அரைச்சு போட்டுலாம் நான் பாத்ததே இல்லைங்க, உண்மையை சொல்லப்போனா. அப்படியே உதிர்த்து போடுவாங்க. ஆனா நீங்க சொல்லும்போதே வந்து, உங்க ரகசியத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா வந்து, முயற்சி பண்ணி பாக்கிறேன்.
கண்டிப்பாங்க கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. அ கண்டிப்பாங்க கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பாங்க கண் கண்டிப்பாங்க. அது ஆனா, இதில ஒண்ணு என்னான்னா, அந்து அந் அ இத சாப்ட்டு பழகுனவங்களுக்கு அதோட சுவை வந்து நல்லாவே தெரியும். ஆ கண்டிப்பா. இதில நம்ப இப்படி தான் செய்வோம். ஆனா, இந்த மாதிரி, அ பாஸ்மதி ரைஸ்ல சாப்ட்டவங்களுக்கு கூட, இந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப பிடிச்சிரும். மொதல் தடவை சாப்பிடும்போது, "இது ஒரு க்கும் வித்தியாசமா இருக்கே! இந்த பிரியாணி!" அப்டின்ற மாரி இருக்கும். அதோட இது அவுங்களுக்கு வந்து. அ கண்டிப்பா-கண்டிப்பா.
ம். கண்டிப்பா. புரியுது புரியுது. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வேற என்னா ரகசியங்கள்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுகிட்டு அத முயற்சி பண்ணி பாப்பேன்.
ஆ. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அப்புறம், இந்த ரசம் வைக்கம் போது, அந்த ரசத்துக்கு வந்து இந்த அ மிளகு, சீரகம், அந்த மிளகாய், அதெல்லாம் போட்டு அரைப்பாங்க மொதல்ல. அப்போ வந்து, அ துவரம் பருப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த துவரம் பருப்பு சும்மா அ ஒரு சின்ன ஒரு கரண்டியில 1/2கரண்டி ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு ரொம்ப சின்ன கரண்டி இருக்கும்ல! ஸ்பூன்லயே ரொம்ப சின்னது இருக்கும், அதில ஒரு 1/2கரண்டி போட்டு, அதோட சேத்து அரைக்கும் போது, அரைச்சு நம்ப அத எண்ணெயில போட்டு வதக்கும் போது அது ஒரு தனி சுவை குடுக்கும். அதுவுமே நான் அப்படி தான் கத்துக்கிட்டேன்.
ஆ. ஆ. ஓ! ஆ. புரியுது. ஓ!